நம்ம பொழுதுபோக்குக்காக நிறைய படங்கள் பார்க்கறது, திரைப்படங்கள் பார்க்கறது வழக்கமா வச்சிருக்கோம். அந்த மாதிரி படங்கள்ல ரீமேக் பண்ணுற படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை இப்பலாம் ஒரு புதிதா ஒரு நடைமுறையில ஒண்ணு இருக்கு, அடுத்தடுத்த பாகங்கள் ,ஒரு பாகத்தில இத சொல்லிட்டு அதோடைய தொடர்ச்சியா அடுத்த பாகங்கள் வருது. அந்த மாதிரி நீங்க இன் இதுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? இல்ல, அதுக்கு இது தொடர்ச்சியா வர கத கதைகளுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? அப்படி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
எனக்கு வந்து அ 2உமே பிடிக்கும். ஆனா சீக்வல்களுக்கு வந்து நான் அதிகமா வந்து மு முன்னுரிமை குடுப்பேன். காரணம் என்னன்னா, சீக்வல்ங்கிறது வந்து இப்ப ஒரு படத்த வந்து இப்போ "KGF"ன்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து என்னென்னா அதோட கதை பெரிய கதையா இருக்கும். அத வந்து ஒரு 2 1/2 2 1/2 நேரத்துக்குள்ளான அந்த காலகட்டத்தில சொல்ல முடியாததனால, க இயக்குனர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா 2 பாகங்கள் இல்ல 3 பாகங்களா எடுத்து வெளியிடுகிறாங்க. உதாரணத்துக்கு "PUSHPA" படம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அ நம்ம புதுசா ஒரு விஷயத்த அடுத்து பார்க்கலாம்.
ம்ஹ்ம். ஆமா. சரிதான். அ. நீங்க சொல்ற மாதிரி ரீமேக்னா, பார்த்ததே தானே திரும்ப பார்க்க போறோம், அப்படிங்கிற மாரியா?
அதாவது ஆமா, ரீமேக்ங்கறது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா "GHAJINI" படம் வந்தது 2006ல சூர்யா அவர் நடிச்சு. அந்த படத்தோட அடிப்படையான விஷயம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆங்கிலத்துல வந்து கிறிஸ்டோபர் நோலன்னு ஒரு பிரபலமான இயக்குனர் எடுத்த "MEMENTO" படம் தான் அது.
ஆமா. ஆஹ.
அதோட தழுவல் எடுத்து தான் அந்த படத்தில கதாநாயகன் இதேமாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி மறந்துருவாரு. ஒரு விபத்துல வந்து தலையில அடிபட்டு மறந்துருவாரு. தன்னோட காதலிய கொன்றுவாங்க. அதனால வந்து தேடி அலைவாரு. அதத்தான் அதில அந்த படம் மாதிரியே இருக்காது. ஆனா, அதில உள்ள அந்த ஒரு க அந்த ஒரு லைன்‌ன எடுத்து தான் வந்து இவரு
ஆஹ. அந்த ஒன் லைன் தான, அந்த ஸ்டோரியே.
ஆமா. அத எடுத்து இவர் தமிழுக்கு ஏத்த மாரி பண்ணியிருப்பாரு. ஆ இது தான் வந்து ரீமேக். அப்படி இருக்கிற பட்சத்தில இப்போ நாம அதாவது வேற மொழி படங்கள் பார்க்காதவங்க வந்து, இந் அந்த படம் தமிழ்ல ரீமேக்கா வரும்போது, பார்க்கும்போது அவங்களுக்கு அது அ சந்தோஷமா இருக்கும்.
ஆ. ம்ஹ்ம். புதிதான ஒன்னாதான் இருக்கும் இல்லையா? நெறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கும். கஜினி படம் வந்து நெறைய பேருக்கு பிடித்தது. ப் ப் பிடித்தமான படம்னே சொல்லலாம்.
ஆமா. கண்டிப்பா, அந்த நேரத்தில எனக்கு அது ம அதோட ஒரிஜினல் படத்த பத்தி தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கற காலகட்டத்துல வந்து, நீங்க ஒரு எந்த ஒரு படத்தை வந்து நீங்க எடுத்தாலுமே, உடனே வந்து அதனுடைய ஒரிஜினல் படத்தை வந்து மக்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க.
ஆ. ம். ஆமாமா. சரிதான். இப்ப எதையுமே ரீமேக் பண்ணா அது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? இதுல இந்த சீன், அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்பல்லா சோசியல் மீடியால.
இப்ப ரீமேக் பண்ணாங்கணு வச்சுக்கோங்களேன், அது ரீமேக் வந்து வர்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப பாபநாசம்ன்னு ஒரு படம் எடுத்தாங்க தமிழ்ல. கமலஹாசன் நடிச்சு, அது வந்து ஆங்கிலத்தில இது மலையாளத்தில திரிஷ்யம்ன்னு வந்த படம் தான். அந்த படத்த வந்து எடுக்கும்போது வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த எதிர்ப்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு, படம் வந்திருந்தது. ஆனா நெறைய தடவ என்ன பிரச்சனை வரும்ன்னா, ரீமேக்குகள் பெரிய அளவுல வெற்றி பெறாது.
ஆமா. ம். ஆமா. ஏன்னா, நம்ம முதல்ல பார்க்கிற அந்த படம் தான் நம்ம மனசுக்குள்ள அப்படியே நின்றுரும். அந்த கதாபாத்திரத்தில அவுங்க நடிச்சதுக்கும் இவங்களுக்கும், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அவங்க எவ்ளோ அழகா நடிச்சிருக்காங்க தத்துரூபமா. எனக்கெல்லாம் மோகன்லால வந்து அந்த படத்துல வந்து மொத தடவ நான் அதை பாத்துட்டேன்.
அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆர்வம் வந்து அவரோட இடத்தில கமலஹாசன வச்சு உங்களால பார்க்க முடியலையோ?
அதுதான் எனக்கு வந்து ஆமா. எனக்கு வ கமலஹாசனும் நல்லா தான் நடிப்பாங்க. இருந்தாலும், அவங்க எப்படி கை அசைவுகள்ல கூட நடிப்ப வெளிப்படுத்துறாரே, அப்படிங்கிற மாரிலாம் நான் பார்த்தேன்.
சரி. அதாவது 2 பேரோட நடிப்பும் வேற மாரி இருக்கும். கமலஹாசன் என்னனா வந்து உங்களுக்கு வந்து வ அளவுக்கு அதிகமா நடிப்பாரு. மோகன்லால் வந்து தேவைக்கு ஏத்த மாரி நடிப்பாரு.
ஆ, அதுதான். அந்த படத்துக்கு அவங்க மாத்திரம் தான் நடிச்சா நல்லா இருக்கும்ங்கிற அளவுக்கு, அவரு கொ எடுத்துட்டு போயிடுவாரு.
அதே தான் வந்து இப்ப ஆ தெலுங்கில வந்து ஒரு படம் வந்தது, "ஆல வைகுண்டபுறமுலு" அப்படினு சொல்லி. ஆ அந்த படம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். நானே வந்து, ஒரு தடவ வந்து ஹிந்தி டப்பிங்‌லே வந்து YouTube லே இருக்கு அந்த படம்.
ஆமா, ஆமா. ஆ.
ஆ. அதை வச்சு நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையிலே ஒரு அல்லு அர்ஜுன் வந்து சரியா, அழகா பண்ணியிருப்பாரு. படமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஏன்னா, ஃபேமிலி கதைகள்லாம் இப்ப வரது ரொம்ப குறைவான நேரத்தில அந்த படம் வந்து
ஆ. கஷ்டம் தான். ஆமா, நம்ப எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு.
ஆமா. ரொம்ப வெற்றி பெற்றது. அந்த படத்த வந்து ஹிந்தியில வந்து ரீமேக்குக்கான ரைட்ஸ வாங்கி எடுத்தாங்க.
ஆ.
ஆனா அந்த படம் வந்து ஹிந்தியில வெற்றி பெறல. காரணம் என்னன்னா, இப்ப அல்லு அர்ஜுனு நடிச்ச அளவுக்கு அந்த நடிகரால அத பண்ண முடியல. இன்னொன்னு என்னன்னா, நெறைய மக்கள் வந்து அந்த படம் வர்றதுக்கு ரீமேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே, புஷ்பா படம் வந்து அல்லு அர்ஜுன் வந்து வட இந்தியால ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு.
அதான், அதான். ஆ.
அதனால இந்த படம் ரீமேக் ஆயி வருது அப்படின்ன உடன
அல்லு அர்ஜுன் இடத்துல, உங்களால வேற ஒரு நடிகர வச்சு பார்க்க முடியல. அப்படித்தான் இல்லையா?
முடியல. இன்னொன்னு என்னன்னா, அந்த படம் புஷ்பா வந்தோடன, அல்லு அர்ஜுன் பிரபலமான உடன, இந்த ஆல வைகுந்தபுறமுலூ பட- படத்த தான் இவுங்க ரீமேக் பண்றாங்கன்னு ரசிகர்கள் தெரிஞ்சு என்ன பண்டாங்கன்னா, நேரா ஹிந்தியிலயே அந்த படம் வந்து யூட்யூப்‌ல இருக்கு ஃப்ரீயாவே.
அ. அ. அஹ.
அத போய் நெறைய பேர் பாத்தோடனே என்னன்னா, புதுசா அந்த படம் தியேட்டர்‌க்கு வரும்போது, யாருக்கும் அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல.
பார்த்தீங்களா? ஆ.
ஆமா. அதனால வந்து அந்த படம் பெருசா வெற்றி பெறல. அதே மாரிதான் வந்து தமிழ்ல, ஜிகர்தண்டான்னு ஒரு படம் வந்தது. மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு.
ஆமா. அது தழுவலா?
அந்த படத்த வந்து ஜிகிர்தண்டா.
அது தழுவல் படமா?
தழுவல் படம் இல்ல. தமிழ்ல தான் அவர் முதல்ல எடுத்தாரு அந்த இயக்குனரு. அதே படத்த ஹிந்தியில வந்து அக்ஷய்குமார வச்சு 2024ல படம் எடுத்தாங்க ஒரு படமா. அதே கதைய அப்படியே.
அதானே. அ. ம்ஹ்ம்.
ஆனா, தே ஹிந்தியில அந்த படம் வெற்றி பெறல. காரணம் என்னன்னா, இந்த படம் என்னன்னா, இந்த அ த தமிழ்நாடுன்னா, தமிழ்நாடு சார்ந்த அந்த சவுத் வட தென்னிந்தியா சார்ந்த ரூட்டோட இருக்கும்.
அ அதுதான். நம்ம கலாச்சாரம், நம்ம இத பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும்.
ஆமா. அவுங்கள போய் எடுக்கும்போது, வந்து அந்தமாரி ஒத்துப்போல. ஏன்னா, த அந்தமாரி படங்கள் வந்து ஹிந்தில பெரும்பாலும் வந்ததில்லை. ஹிந்தியோட படங்கள் வந்து என்ன பிரச்சனன்னா, உங்களுக்கு எப்பயுமே வந்து அவுங்க வெளிநாட்ல வாழ்ற இந்தியர்கள், அதுபோக இல்லாட்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இயல்புக்கு மாறா நடக்கிற விஷயங்கள அப்ப சார்ந்து படங்கள் எடுப்பாங்க.
ஆ. நமக்கு ந நம்ம தமிழ் படங்களுக்கும், மலையாள படங்களுமே நான் வித்தியாசம் பார்க்கிறது உண்டு. அது மாதிரி நீங்க சொல்ற மாரி ஹிந்தி படங்கள் மொத்தமாவே வேற மாதிரி. தமிழ் படங்களோட கம்பேர் பண்ணும்போது.
ஆமா. வ தென்னிந்திய படங்களோட கம்பேரே பண்ண முடியாது. ஆனா, அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப ரீமேக்‌ல வந்து சில படங்கள் ரொம்ப வெற்றி பெற்றுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் தெலுங்குல வந்துச்சு.
ம். ஆ.
அந்த படத்த வந்து ஹிந்தில போய் எடுத்தாங்க. ஹிந்தில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஹிந்தில வந்து ஷாகித் கபூர வச்சு எடுத்தாங்க. காரணம் என்னென்னா, அதே இயக்குனர் போய் தான் படத்த எடுத்தாரு. அவர் எடுக்கும்போதே, அ அந்த வட இந்திய ரசிகர்களுக்கு ஏத்தமாரி கொஞ்சம் இல்ல மாத்தல பெருசா மாத்தல. பாடல்கள் நல்லாயிருந்தது. பின்னணி இசை நல்லா கொண்டு வந்திருந்தாரு. அது போக அப்பிடியே இருக்கிற காட்சிகள்லாம் சேம் தான். ஆனா வந்து அந்த இயக்குனர் வந்து அந்த படத்த அதே அளவுக்கு வந்து ஏ தர தரமா எடுத்திருந்தாரு. இயக்குனர் மாறுனாங்க. கதைய வந்து மட்டும் வச்சுக்கிறாங்கன்னா, எடுக்கறது கஷ்டம்.
ஓகே. ஆ. மாத்திட்டாங்க. கதை அம்சத்த. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப இயக்குனரும் மாறும்போது, அவங்க கிட்ட போய் நாம கேட்கணும். இந்த மாதிரி நிறைய மூலம் என்னோடது. அவங்க கிட்ட உரிமை ஆவணம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், இல்லையா?
ஆமா.
அ அந்த உரிமைக்காக கோரணுமா இல்ல. ஏன்னா இயக்குநர் வந்து அதே இயக்குநர், நீங்க சொல்ற மாரி எடுத்துட்டா பிரச்சனை இல்ல. அந்த கதை தழுவுல நான் எடுத்துக்கிறேன், அப்படின்னு போய் அவங்க கிட்ட உரிமைக்கு நம்ம போய் கேட்கணுமா இல்ல. அவங்க காசு கேட்பாங்களா, இதை பத்தி
இல்ல கண்டிப்பா, அது காசு அது எப்படின்னா, நம்ம அந்த ஒருத்தர் படம் எடுக்கறப்போ, ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தான் அந்த முழு உரிமையும் இருக்கும். அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் அனுமதி வாங்கி, அவங்க அதுக்கான கதைக்கான காசு குடுத்தா தான், அது கிடைக்கும்.
ஆ, ஆஹம்.
அவருடைய அனுமதி இல்லாம தயாரிக்க முடியாது.
அ. அப்போ அனுமதியோடு தான்.
இன்னொன்னு சீக் ஆமா, அந்த சீக்வல்ன்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியான படங்கள் பார்த்தீங்கன்னா, 1 பாகம், 2 பாகம்ங்கிறதில என்னன்னா, இப்போ பாகுபலிலாம் வந்தது. அது வந்து முதல் பாகம் வந்ததுக்கப்புறம், 2வது பாகத்துக்காக மக்கள் ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க.
ஆமா. எப்படி இருக்கும்? அடுத்தது என்ன? அப்படிங்கிற அளவுக்கு.
ஆமா. முக்கியமான எல்லாரும் கேட்ட கேள்வின்னா, கட்டப்பா ஏன் பாகுபலிய கொன்னாருங்கிற ஒரு கேள்வியே வந்து, நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது.
ஆ, அது அது அந்த கியூரியாசிட்டிய வந்து, அந்த சீக்வல்லாம் எடுத்துட்டு வருது இல்லியா?
ஆமா.
ஆமா. அந்த படங்கள்ல நமக்கு
அது வந்து என்னென்னா, நமக்கு அது தெரிஞ்ச படமா இருக்கும். ஆனா வந்து என்ன வரப்போது இரண்டாம் பாகத்தில்ங்குற தெரியாத அளவுக்கு சரியா முடிச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு, கேஜிஎஃப் படத்தில பார்த்தீங்கன்னா அவரு அவ்வளோ சண்டை போட்டு அந்த இடத்துல உள்ள வில்லன கொன்றுருவார் முதல் பாகத்தில. அதுக்கடுத்து என்ன ஆகப்போகுது அப்டீங்குற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப சலார்ங்கிற படம் இப்ப அடுத்து ரெண்டாம் பாகத்துக்காக அடுத்து வேல நடந்துட்டு இருக்கு பிரபாஸ் நடிப்புல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து எப்டீனாலும் எதிர்பார்ப்பு இருக்கும். மொத பாகம் வந்து நல் ஆனா பிரச்சனை என்னன்னா? சீக்வல்‌ல வந்து வந்து முதல் பாகம் வெற்றி பெற்ற அளவுக்கு இரண்டாம் பாகம் வெற்றி பெறுமாங்குறது ஒரு கேள்விக்குறியாதா இருக்கும்.
ம். ஆமா. ஆஹ. ஏனா, அவங்க அதே லெவல் எடுத்துட்டு போனாலுமே, ரசிகர்களுக்கு வந்து கொஞ்ச இடைல மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாது
ஆமா. கொண்டு போய் சேர்க்குறங்கது கஷ்டம். அந்த வகையில வந்து சில படங்கள் வந்து உண்மையிலேயே வெற்றி பெற்றுருக்கு. உதாரணத்துக்கு அவென்ஞ்சர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா முதல் பாகமும், இரண்டாம் பாகமும் நல்ல, சரியான அளவுல இருக்கும்.
அ. இல்ல அவெஞ்சர்ஸ் மாதிரியான படங்கள்லாம் எப்டீன்னா, அவங்க எப்டி தான் தயாரிக்கிறாங்கன்னு தெர்ல, வெயிட் பண்ணி எத்தன தடவ பார்த்தாலுமே, அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா
ஆமா, அதுவும் இரண்டாவது பாகம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது காரணம் என்னன்னா, அந்த படங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டுருந்த படங்கள். மக்களோட வாழ்க்கையோட அது என்னன்னா இணைஞ்சுருச்சு. அதனால யாரும் அதை பிரிச்சுப் பார்க்கல.
அ ஆ. சரி தான். அ பிரிச்சு பாக்கல. ஏன்னா, நம்ம வாழ்க்கைல நடக்கற ஒண்ணு மாதிரி, நாம அது கூடயே வந்து டிராவல் பண்ற மாரியே, நமக்கு அப்படியே அமைஞ்சிருச்சு அந்த படங்கள்லாம். அதனாலயே என்னவோ, நமக்கு அது பிடித்தமானதா இருக்கு. எத்தன இயர் வருஷங்கள்லாம் கடந்து வந்தாலுமே, நம்ம அது கூட கனெக்டு ஆயிர்றோம்.
ம். ஆமா, உண்மதான். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம், ஒரு படம், ஒரு பாகம் முடியும்போதே, ஒரு ட்விஸ்ட வச்சு முடிப்பாங்க படத்துல. அடுத்து என்ன நடக்க போதுங்கிறது. அது அந்த இதே ஒரு எதிர்பார்ப்ப உருவாக்கும். ஆ அது போக என்னன்னா, உங்களுக்கு வந்து க நம்ம அந்த கதா கதாநாயகர்கள் வந்து இப்போ டெட் பூல் ப ஒ ப ஒ ஒரு படம் வந்தது 2016ல.
ம். ம்ஹ்ம்.
டெட் பூல் பார்த்தீங்கன்னா, ஆங்கில படம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வெற்றி பெற்றது. அதுல அந்த கதாநாயகனுடைய இயல் நடிப்பா இருக்கட்டும், அவரோட அந்த காமெடிக்கு ஆன ஒரு வெ ஸ்பெஷாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்பிடியா? ஆ. எனக்கு தெரியல அந்த படம். நீங்க சொல்லுங்க, இப்ப ந இப்ப ரீமேக்ன்னா வந்து அசல் படத்துக்கும் அதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு, அப்பிடீங்கிற மாரி நீங்க ஏதாவது ஒரு படம் பார்த்த ஞாபகம்?
ஆ. ஆனா ஆ. உதாரணத்துக்கு ஒரு படம் வந்தது. பாலா வந்து இத இந்த அர்ஜுன் ரெட்டி படத்த வந்து சு விக்ரம் அவரோட பையனுக்காக எடுத்தாரு. இயக்குனர் பாலா.
அப்படியா?
ஆமா. ஆனா, அந்த படம் வந்து வரும்போது அந்த படத்த மெதல்ல அவரு எடுத்தத அவரு என்னன்னா, அந்த கதைய வாங்கிட்டு ரைட்ஸ் வாங்கிட்டு, அவரு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிட்டாரு.
ஆ. இப்ப இதுதான். இதுக்காக தான் நான் இத இது பண்ணேன். அதுதான் இப்ப இக்க மொதைக்கு மொதல்ல இருக்கிறதுக்கும், அதுக்கும் அவுங்க அவ்ளோ எடுத்துட்டு போகணுங்கிறது எல்லாரும் இவுங்கக்கிட்டயும் கேட்கணும். இயக்குநர் சார்பிலயும் கேட்கணும். வசன கருத்தா அந்த மாதிரி வ அசலுக்கும், நகலுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறமாரி தான் ஆயிடும் இல்லயா?
ஆமா. அது வந்து எல்லாரும் பண்ணமாட்டாங்க. அவரு பாலா கொஞ்சம் டிஃபரண்ட் ஒரு வித்தியாசமான இயக்குனருங்கறதுனால, அந்தமாரி பண்ணி வச்சதுனால, விக்ரம் வந்து அந்த படத்த பார்த்துட்டு, படத்த வெளியிடவே இல்ல. ஏன்னா, அவரு தான் தயாரிப்பாளரு. படத்த வெளியிடாம வேற ஒரு இயக்குனர வச்சு, இந்த படத்த திரும்ப கதைய வந்து படம் எப்படி அர்ஜுன் ரெட்டி இருந்ததோ! அதேமாரியே எடுத்து படத்த வெளியிட்டாங்க.
ம்ஹ்ம். ஆஹா! அப்பிடியா?
ஆமா. அது முதல் பா முதல் பாகங்கிறதுனால முதல் படம்னால விக்ரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்ததுனால, தான் மகன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக, எடுத்தாங்க. அந்தமாரி ரீமேக்குகள எடுத்து
இல்ல, அது நிறைய பண செலவு, நிறைய பொருள் செலவு, அவ்ளோ பெரிய டைரக்டர்!
ஆமா. அதனால வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மனப்பா வேறுபாடும் வந்தது. ஆனா வேற வழி இல்ல. தன்னோட பிள்ளையோட வாழ்க்கை காரணமா வந்து, அவரு என்னன்னா முதல் படத்திலே ஃபெய்லியரானா அடுத்து வ வெளிய வர்றது ரொம்ப கஷ்டங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது ஒரு பிரச்சனை. எனக்கு இன்னொன்னு சீக்வல் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, அது முக்கியமா இந்த சீரிஸுகள் ஆங்கில சீரீஸ்கள்ல இந்த ஓடிடிலாம் வெளிவரும்.
அ. அஹ. அ. அ. ஆமா.
அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னங்க?
மணி ஹேய்ஸ்ட்ல்லாம் பாத்துருக்கீங்களா? மணி ஹேய்ஸ்ட்ல்லாம் பாத்துருக்கீங்களா?
ஆமா. மணி ஹேய்ஸ்ட் பார்த்திருக்கேன். ஆனா நான் முழுமையா பார்க்கல. கொஞ்சம், கொஞ்சமா YouTube ல தான் பார்த்தேன். அதுக்கான நேரம் எனக்கு அதுக்கபபுறம் கெடைக்கல. ஆனா நான் இப்ப கடைசியா பாக்
ஆஹா. இல்ல, நான் அத பார்த்தேன். அந்த மாதிரில்லாம் ஒரு கதைய எடுத்துட்டு போக முடியுமா? அடுத்தது எப்ப வரும்? என் மைண்ட்ல்லாம் ரொம்ப நாள் அது வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு.
ஆனா, அது உண்மையிலே வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. அதுல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஃபிரெஞ்சு இது ஃப அ ஃபிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கதை தான் அது.
ஆ. ம்.ம். ஏய்ன்னரு
ஆனா அந்த நடிப்பு, அந்த திட்டம் இதெல்லாம் அருமையா எடுத்திருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஷ்ட்ரேன்ஜர்ஸ் அ திங்க்ஸ்ன்னு ஒரு சீரியஸ் ப ப பிரபலமா போய்க்கிட்டுருக்கு. இப்ப 5 வது பாகம் கூட வந்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருடங்களா ஓடிக்கிட்டு இருந்தது.
ம்ஹ்ம். அப்படியா? நான் அஹ.
அது எனக்கு அதுவும் என்னோட பள்ளி பருவத்தில, எனக்கு என்னோட கல்லூரி பருவத்தில ஒரு ஞாபகப்படுத்துற ஒரு படம்ன்னா, Harry Potter ங்கற ஒரு படம் தான். ஆங்கிலத்தில வந்தது.
அ. Harry Potter, ஆமா.
ஆமா. அதெல்லாம் என்னன்னா, ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு படம் வரும். நம்ம அந்த காலத்த எட்டி வளர்ந்து வரும்போது, அந்த படங்களும் அதுக்கு ஏத்த மாரி வரும்போது
அ அதுதான். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்க்குறதுக்கு
அது நம்ம வாழ்வோட ஒத்து ஒத்துபோ ஒத்துபோற மாரி இருக்கும்.
ஆமா. ஆனா இப்ப ட்ரெண்ட்‌ல என்ன இருக்குன்னா, அந்த நீங்க சொல்ற மாரி சீக்வல்லாம் இருக்குல்லையா?
ஆமா. இப்ப சீக்வல்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. ரீமேக்‌குகள் வந்து மக்கள் யோசிச்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா, எடுத்துட்டு வந்தாலும் அது சரியா நடக்குமாங்கறது ஒரு.
அ. இல்ல. எல்லாருக்கும் அந்த படத்த பார்க்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதை வந்து டப்பிங்ல பார்த்துடுறாங்க, வெளியிட்டர்றாங்க. அதனால
2 வது வந்து, அது எப்பிட்ன்னாலும் வந்து இணையதளங்கள்ல போய் பதிவிறக்கம் பண்ணி பார்த்துர்றாங்க.
ம். அதனால ரீமேக் அவ்வளவா இப்ப யாரும் ரசிகர்கள் இல்லன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்த
அதனால வந்து ரி ரொம்ப குறைவான ரசிகர்கள் தான் இருக்காங்க. அது சீக்வல்கள்ல தான் அதிகமா விருப்பப்படுறாங்க. ரீமேக்குகள் ஆங்கிலத்தில நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப அ Iron Man சொல்லி ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. ராபர்ட் டவுனி ஜூனியர். அதே படத்த வந்து இன்னும் ஒரு ரி 20 வருடங்கள் கழிச்சு, புதுசா ஒரு நடிகர போட்டு, அதே கதைய எடுப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அ. ம்ஹ்ம். அம். ஆ நீங்க வேற மாரி யோசிக்கிறீங்க. இன்னொன்னு பார்த்தீங்களா? இந்த பொன்னியின் செல்வன் படம் இருக்குல்ல? அது சீக்குவலா இருக்கும். ஏன்னா, அந்த கதைய எப்படி எடுத்துட்டு வருவாரு? அவ்ளோ பெரிய கதைய நான் உட்காந்து நா படிச்சிருக்கேன். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அத எப்படி எடுத்துட்டு வருவாரு? எப்படி கதையில சொல்ல முடியும்? எப்படி அது திரையில வரும்? அப்படிங்கிற மாரிலாம் நான்லாம் வெயிட் பண்ணிட்டிருந்தேன்.
சில விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியாது. சில நாவல்களலாம் நீங்க இப்போ உதாரணத்துக்கு, மகாபாரதத்தை வந்து ஒரு சீரியலா எடுத்தாங்க மிந்தி. சீரியலா எடுத்ததுங்கிறது வேற. வ நாடகமா வரும்போதே உங்களுக்கு 1 வருடம் ஓடும். 2 வருடம் ஓடும். அப்படிங்கிறப்போ, அந்த முழு கதையும் சொல்ல முடியும். இதே இது நீங்க ப ஒரு படமா எடுக்கும்போது, கடைசியில உள்ள போர்ல நடந்த விஷயங்கள மட்டும் தான் சொல்ல முடியும். வேற எதுவுமே நீங்க கொண்டு வர முடியாது பெருசா.
அ. ஆமா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி படிச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதை விட, ஒரு படத்தில தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி ஆயிரும்.
ஆமா.
என்ன தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்களோ, அதுவே கதையா மாறிருது!
அருமையா சொன்னீங்க.
அ ரொம்ப அழகா சொன்னீங்க. ரீமேக் எப்படி இருக்கு? சீக்குவல்னால எவ்ளோ, ஏன்னா புதுசா பார்க்க முடியும். ரீமேக்கால நம்ம நெறைய பார்க்க முடியுது. நம்ம வேணா நம்ப நேதனங்கள்ல கிடைக்கிறத வச்சு நம்ப அதை பார்த்துக்கலாம். சீக்குவல்ஸ் நம்ம புதுசா பார்க்க முடியுது. அடுத்தடுத்த பாகங்கள் பார்க்க முடியுது. அதனால எனக்கு வந்து சீக்குவல்ஸ ரொம்ப புடிக்குங்கிறதுக்கும் அதுக்கு நெறைய உதாரணங்கள் சொன்னீங்க. ரொம்ப அழகா பேசினீங்க. நன்றி.
மிக்க மகிழ்ச்சி. நன்றி.